கண்டிப்பாங்க. அது நான், அ ச ஒரு சில பேர் கேட்ருவாங்க, எப்டி இது ஞாயிற்றுக்கிழம உங்க வீட்டில வந்துட்டு, வீட்டில ரெஸ்ட் எடுக்காம, இப்போ எப்டி போறீங்க? எப்படி வந்து, இந்த ஞாயிற்றுக்கிழம இப்டிலா செலவிடுறீங்க. அப்டின்லா கேப்பாங்க. அப்போ, நான் சொல்லுவேன் மாசத்துல ஒரு தடவ தாங்க நாங்கவே நாங்களே போவோ. ஆனா, எப் எப்பயாவது ஒரு கட்டத்துல வந்துட்டு, இந்த மாசம் ஒரு முறைங்கிறது வந்து வாரம் ஒரு முறையா, மாறு பாருங்களேன்! அப்பல்லா, யாராவது கேட்ருவாங்க. அ "என்ன! இந்த வாரம் இந்த வாரமு போயிருக்கீங்க போல" அப்டின்றுவாங்க. "இந்த வாரம் போன வாரமும் போன மாரி இருந்துச்சு. போன வாரம் பீச்சுக்கு போன மாரி இருந்துச்சு, இந்த வாரம் பார்க்குக்கு போயிருக்கீங்க" அப்டின்னு கேட்டுருவாங்க. அப்போ சொல்லுவே, சரி எதா
ம். அது நம்மளுக்கு கடுப்பால இருக்கு. <chuckles>
ஆமா. கடுப்பா தான் இருக்கு இருந்தாலு ஆ. நம்ம போ போனோ அத பதிவிறக்க பண்ணிருப்போ, அத பாத்து தான் அவங்க கேக்கறாங்க இல்லையா?
ஆமா. நம்ம மேல தப்புன்றீங்க. <chuckles> ம்.
ஆமாங்க. ஆனா ஒ ஏனா, அவங்களுக்கு அந்த இது கிடச்சிருந்துருக்காது. அப்போ, அந்த பொறாமைல பொறாமைன்னு சொல்ல முடியாது, ஏக்கம்னு சொல்லலா. ஏக்கத்துல வந்து கேப்பாங்கல்ல, எ பரவாலையே! உங்க வீட்டுக்கார் கூட்டு போயிட்டாரா? பரவால, எங்க வீட்டுக்கார் வந்து ஞாயிற்றுக்கிழமயும் வேலைக்கு போயிடுறாரு. கூட்டு போ மாட்றாரு. <chuckles> நாங்களா ஆனா ஆனா முன்னாடி என்ன பண்ணுவோனா, இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணுவோனா, நாங்க பக்கத்துல இருக்கறவங்கலா சே ஒண்ணு சேர்ந்துப்போ. கு இந்த கணவர்கள எதிர்பாக்க மாட்டோ. நாங்களே எங்க பிள்ளைங்கள கூட்டு போறது. அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அத அதை எடுத்து பதிவிறக்கம் பண்ணுவோ பாருங்க! அப்போ கேப்பாங்க. "என்ன? ஆமா, என்ன என்ன? இப்பதானே வந்து அந்த ஊருக்கு போன, அதுக்குள்ள இவ்ளோ பேர் பழகிட்டியா? இவ்ளோ பேர் கூட ஃபோட்டோ போட்ருக்கியே" அப்படிபாங்க. ஆமா, அப்போ வந்து எனக்கு, பழக்கம் வந்து அதிகமா கொஞ்ச கிடச்சிச்சு. ஏன் கேட்டா, அ பாப்பாவ அப்போதா பள்ளிக்கூடத்துல சேர்த்திருந்தனா, அப்போ அங்க வந்து, ஒரு சர்க்கள் ஃபாம் ஆச்சு. அவ, அந்த சர்க்கள்ல வந்து என்ன பண்ணுவோனா, அந்த கேங்க வந்து அப்டியே கூட்டிட்டு போவோ. எல்லா விஷயத்துக்கு கூட்டமா, எங்க போனாலு அவங்க கூட போறது, வரது அத எடுத்து பதிவிறக்கம் பண்றது. போடுவுட்டு போஸ்ட்டை போட்டுவுறது. ஆ ஊர் சுத்த கெளம்பிட்டீங்களா? அப்டிபாங்க. ஊர் சுத்த கெளம்பிட்டீங்களா!
ஆமா. ம். ம். ஓ. பரவால்ல. அது இன்னு நல்லாருக்கும். ம். கண்டிப்பாங்க. ம். அப்பவே, நல்ல விஷய தாங்க அது. ம். ரொம்ப நல்ல விஷய தான், இந்த மாரி நீங்க வந்து பதிவிறக்க பண்றது, நெறைய ஒரு நம்மளுக்கு நெறைய பெனிஃபிட்டு அதில இருக்குன்னு, நீங்க வந்து ரொம்ப அழகாவே, வந்து சொன்னிங்க. இந்த மாரி என் கொழந்தைய வளர்க்கறத பத்தி, நான் இப்படிலா பண்ணுவே. என் கொழந்த அழகா வச்சுக்கிட்டு, அத வந்து அதுக்கான உடைய போட்டு, அத வந்து அழகு பாக்கறது, அத வந்து ஆன்லைன்ல நான் ப வியந்து எனக்கு ரொம்ப அது சந்தோஷமு தரக்கூடிய விஷயம். அதுல நெறைய விஷயங்களு, எனக்கு நல்லது நடந்துருக்கு. உண்மையிலேயே ரொம்ப அழகா வந்து என்ட்ட பகிர்ந்துக்கிட்டிங்க. உங்கள்ட்ட பேசுனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்துச்சுங்க நன்றி.